சரியா சொன்னீங்க. ஆமா. அதனால என்னன்னா, ஜஸ்ட் நம்மளுக்கு ஏதாவது இப்பன்னா நம்மள மாரி ஏஜ்ல இருக்கவங்க. ரொம்ப ஏஜா இருக்கவங்க பண்ண முடியாது. அங்க உட்காந்துட்டு அந்த சேர் யோகா பண்ணலாம். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அந்த வேர்வ வர வரைக்கும் ஏதாவது பண்ணணும். அதாவது ஓட முடியாது வெளியில. அதே மாரி வந்து என்ன சொல்றது அந்த ஹில் கிளேம்பிங் அதல்ல நம்ம பண்ண முடியாது. பட் நம்ப ரூம்க்குள்ளேயே இருந்துட்ட நடைப்பயிற்சி முடியும்னா வெளியில போய் பண்ணலாம். அது கூட நம்ம மொட்டை மாட்டில பண்ணிடலாம், நான் மொட்டை மாட்டில தான் பண்ணுவேன். ஆ அதேதாங்க, அதேதாங்க. கண்டிப்பா. அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் மினிமம் ந வாக்கிங்ம்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நடக்கறோ. யூவலா நம்ம ரோட்ல நடந்து போறோம்னா, ஏதோ ஒரு கடைக்கு போறத்ததுக்கு இ ஏதோ பஸ் ஸ்டாண்டக்கு போறக்கு நடக்கும்போது, எதிர்பார்ப்பு போது நடக்கறோம். அது கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ குடுக்கும். ஆனா வீட்டுக்குள்ள ஒரு வாக்கிங் அது மார்னிங் 6:30, 7 நடக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ்னஸ் ப்ளஸ் நம்மளட அமைதிய வந்து அப்படியியே தக்கவைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு மெடிடேஷன் அடுத்து வாக்கிங். இது முடிச்ச பிறகு ரூம்க்குள்ள போயிட்டு அப்படின இடத்துல இருந்து ஜாக்கிங் எத்தன நேரம் ஓட முடியுமோ அத்தனை தரவம் ஓடுது. அதாவது ஒரு டுவென்
சரிங்க. ம். நடை பயிற்சி. சரிங்க, அதாவது அவங்களுக்கு அந்த வசதி, அந்த சூழ்நிலை அவங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா அந்த மாரி பண்ணிக்கலாம். ம். ம். ம். ம் சரி, சரி. சரிங்க. ம். ம். பரவால்லங்க. நீங்க வந்து 1 நாளைக்கு வந்து 1 மணி நேரம், 1:30 மணி நேரம் நீங்க வந்து இதுக்காக செலவிட்டுருக்கீங்க பாருங்க. உண்மையாளுமே அருமையான விஷயங்க. ம்.
ஆ. கண்டிப்பாங்க, நம்மளுக்காக பண்ணணுங்க அது, ம் ம். அதுதான். அது ஃபர்ஸ்ட்ட் முடிஞ்சிரும். அந்த ஜாக்கிங் முடிஞ்சு, வாக்கிங் முடிசு ஜாக்கிங் முடிஞ்ச பிறகு அப்புறம் அந்த சின்ன சின்ன யோகாஸ் தான் சொன்னே பிறகு குனுஞ்சு கால தொடுறது, சிட்அப்ஸ் போடுறது இத மாரி ஒரு 20 மினிட்ஸ்.
ஆமாங்க. ம். இதெல்லாம் இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க.
கண்டிப்பாங்க. ஃபாலோ பண்றதுனால தான் இப்ப என்னால அத சொல்ல முடியஞ்சுது. ம் ம்.
ம். ஒரு இல்ல புரியுதுங்க. இப்ப வந்து இத எத்தன வயசுலருந்து இத நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
ஆ, அது கேட்டீங்களல, கரெக்ட் ஒரு 3 இயர்ஸா தாங்க பண்றேன். அதுக்கு முன்னா எனக்கும் காலேஜ் போறது வீட்டுக்கு வரது, சமைக்கிறது, இதே சரியாயிடும். இப்போ 3 இயர்ஸ்ஸ தான் நான் வெறும் ஆன்லைன் ஒர்க் மட்டும் பண்றேன். கிளாஸ்ஸ் எல்லாமே ஆன்லைன் தான். சோ இந்த ஆஃப்லைன் இல்லாதனால கால 9 மணிக்கு கிளம்பணும்னு டென்ஷன் எனக்கு இல்ல. அதுதான் மெயின் விஷயம்.
சரிங்க. சரி. இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு 3 வருஷமா இந்த விஷயங்கள நான் ஃபாலோ பண்றேன் அப்டின்ங்கு. இதனால உங்க உடல்நிலையில எந்த ஏதாவது மாற்றங்கள் அதாவது அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும், இப்ப இருந்ததுக்கும் உங்களுக்கு வித்தியாசங்கள் எப்படி இருக்குங்க?
ம். கண்டிப்பா. நிச்சயமாங்க, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மெடிடேஷன் பண்ணுறதுல மனசு அமைதிய ஆயிடுது. ஸோ சடனா கோவம் வருறது, இல்ல சடனா பேசுறது, அந்த பழக்கங்கள் மாறிருக்கு. எனக்கே நல்லா தெரியுது. செகண்ட் திங் வந்து ஒரு பரபரப்போ ஒரு வேலை செய்யும்போது கூட பரபரப்பு வெளியில தான் நம்ம வேகமா உடம்பு ஆக்ட் ஆகுத தவிர உள்ள இருக்க அந்த மனசு அமைதிய தான் அத பார்த்துன்னுருக்கு. என்ன பண்றோம் நம்ம்போன்றது, இதுல முக்கிமானது ஆமா, ஞாபகம் மறதி ரொம்ப குறைஞ்சிருக்குதுங்க, கரெக்ட்டா ஞாபகம் வருது. காலையில எழுந்தோனா இதது செய்யணும். அதே மாரி இந்த பொருள் நெத்திக்கு இங்க வச்சோம் இதோட கன்டினயூட்டி இங்க இருக்கு, அதே மாரி ஒரு புக் படிக்கிறோனா, இந்த பேஜ் முடிச்சிருக்கும். அடுத்து இந்த டாபிக் போணும், இது எல்லாமே நம்மளுக்கு நல்ல என்னன்னா ஆக்டிவேட் ஆகுதுள்ள. அந்த மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்போது. சோ, அத கண்டிப்பா நம்ம பண்ணணும், அந்த மெடிஷன் நிச்சயமா செய்யணுங்க ம்.
ம். சரி. அருமைங்க. ம். ஒரு அந்த படபடப்பெல்லாம் குறைக்குது. ம். ம். ம். ம். சூப்பரா சொன்னீங்க. ம். இத நானும் ஏன்னா இதெல்லாம் நாலாம் வந்து நடைப்பயிற்சிலாம் ப பண்ணுவேங்க. ஆனா இந்த மாரி இதெல்லாம் பண்ணதில்ல. நான் இ ட்ரை பண்ணலான்னு இருக்கேங்க. ஏன்னா, நீங்க சொல்ற விதங்கள்லாம் நல்லாருக்கு.
சரி, சரி. அ ஆ. பண்ணுங்க.

உண்மதாங்க அது. இல்ல எல்லாமே நம்ம அக்சப் பண்ணலாங்க. இது வந்து என்ன சொல்றது ஒரு சின்ன பேசிக் தான். ஒரு 20, 30 நம்ம உடம்புக்காகவும், மனசுக்காகவும் நம்ம டெய்லி பண்ணோம்னா, எல்லா விஷயத்தலயுமே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கானா ஒரு டெசிஷன் கெப்பாசிட்டி நம்மக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. நல்லா தெரியுது நம்மளுக்கு. அடுத்து இந்த மறதி நம்ம எல்லாரும் சொல்ல ஐயோ நான் மறந்துட்டேன். அந்த வார்த்த சொல்லாதவங்க யாருமே இல்ல. அது நம்ம சொல்லக்கூடாது. நம்ம பிரைன ஷார்பா வச்சுக்கணோம்னா நம்ம எதாவது பண்ணணும்னா இதுதான். மத்தபடி மெடிசின் எடுத்துக்கிறதோ, இல்ல டாக்டர்ட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்றதோ, இதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் நம்மள ஒண்ணுமே பண்ணாது. உள்ள தான் கூட்டுட்டு போகுமே தவிர மேல எடுத்துட்டு வராது அது. அதனால நம்ம இந்த மாரி விஷயங்கள் தான் நம்ம பண்ணணும்.
ம். ம். ம். கண்டிப்பாங்க. ம். ம். இப்போ இப்போ வந்து இந்த தூங்குற டைமிங்லாம் அதெல்லாம் வந்து எந்த மாதிரிங்க?
ஆமாங்க. கண்டிப்பா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 9.30 க்காவது பெட்ல படுத்துறணும் நம்ம தூக்கம் வருதோ வரலையோ! அப்ப தான் 10 மணிக்கு டீப் ஸ்லிப் போயிருவோம் நம்போ. நான் அதுக்காக 7 மணி, 8 மணிக்கு படுக்கணும்னு சொன்னா, அது பிராக்டிகலா முடியாது இல்லையா? அதனால நைன் தர்டி க்கு நம்ம பெட்ல படுத்துறணும். ஒரு 1/2 கழிச்சு, 10 ஓ கிளாக் தூங்கிருவோம். அதுல முக்கியமா நம்ம பெட்ல படுத்த உடனே ஃபோன் எடுக்கக்கூடாதுங்க. அததான் சொல்ல வந்தேன். முக்கியமா ஃபோன் எடுக்கக்கூடாது.
ம். ம். கண்டிப்பாங்க. முடியாது. கண்டிப்பா முடியாதுங். ஆனா, இந்தட் அதுதான் அதுதான் நானு இப்ப கேட்க வந்தேன். ஏன்னா இப்ப இருக்க காலகட்டங்கள் வந்து ஃபோனு அ க கை இல்லாம கூட இருந்துறலாம் போல இருக்கு. ஃபோன் இல்லாம இருக்க முடியல.
ஆமா. ஆ சரியா சொன்னீங்க. ஆமாமா. அது பிஃபோர் பெட் தாங்க. 9.30 க்கு அதெல்லாம் ஆஃப் ஆண்ணிட்டு படுத்துரணும். பேசாம அவ்வளோ தான். அப்ப ஆட்டோமேட்டிக் காலையில 5 மணிக்கு எழுந்துடலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுதான்.
ம் அருமையா சொன்னீங்க. ம். சரிங்க. அதாவது ஒரு நாள் வந்து ரொட்டீன் வந்து எந்தெந்ததெல்லாம் காலையில எந்திரிச்சதுலருந்து, நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க? அதனால உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு? அப்படிங்கிறத அருமையா வந்து சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசினதுல எனக்கு மகிழ்ச்சிங்க.
ம், ம். ம், ம். ஓகே. எனக்கும் மகிழ்ச்சிங்க. நன்றி. வணக்கம்.

கண்டிப்பா. சரியா சொன்னீங்க. முடிவுகளும் சரியா எடுக்க முடியும். அதாவது பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், அத சந்திக்கிறதுக்கான அந்த திறமை நம்மளுக்கு கண்டிப்பா வந்துரும். அதுக்கு பேசிக் நம்ப மனசு அமைதியா இருக்கறது.
ம். ம். ம். <clicks tongue> இப்போ நீங்க நீ அதான் அதான் இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நம்ம காலையில சீக்கிரமா எந்திரிக்கும்போது, நம்ம வந்து இப்ப ஒரு 5:00 மணிக்கு, 6:00 மணிக்கு எந்திரிக்கத விட எந்திரிக்கிறோம்னு வைங்களேன், ரெகுலரா. அத விட் சில பேரு அப்படி எந்திரிப்பாங்க. சில பேரு மணி 8:00 மணி 9:00 மணிக்கு எந்திரிப்பாங்க. ஆனா அந்த மாரி எந்திரிக்கிறவங்க அந்த நாள் ஃபுல்லுமே ஒரு பதற்றத்தோட, படபடப்போட எந்த வேல செய்ய முடிய "இந்த வேலைய மொத செய்றதா? அந்த வேலைய மொத செய்றதா?" அப்படிங்கிற ஒரு பதற்றம், படபடப்பு அது வந்து அந்த நாளயே நம்மள வந்து சரியா போகாது.
ம் ம். ம். ஆமா ஆமா. கண்டிப்பா. அ ஆ. சரி. எக்ஸ்ட்ரா பண்ணிடும். கரெக்ட்டா சொன்னீங்க! ஆமா.
ம். ஆனா அப்போ வந்து, நம்ம எந்திரிக்கிறத வந்து நம்ம கரெக்ட்டான ஒரு டைமிங்க வந்து, எப்பொழுதுமே நம்ம ஒரு பழக்கவழக்கத்த வச்சுக்கணும். காலையில இத்தன மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறது. கரெக்ட்டுங்க. ம்.
ஆமா ஆமா ஆமா. ஆமா. அதுதான் ஃபர்ஸ்ட்டு ரொட்டீன் பாத்தீங்கன்னா. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்டு ரொட்டீன் அதான். ஏன்னா, காலையில தூங்கி எழுந்துக்கறது தானே, முதல் ரொட்டீன் நமக்கு. அது முந்துன நாளே தீர்மானம் பண்ணீட்டு, ஒரு வேளை இப்ப நம்ம புதுசா அந்த ரொட்டீனக்குள்ள போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு அலாரம் வக்கலாம். ஒரு 10 டேஸ்க்கு வந்து அந்த அலாரம் அடிச்சு 5:00 மணிக்கு எழுந்துக்கோனும், அதுக்கப்புறம் 11த் டேலருந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்டே 5:00 மணிக்கு எழுப்பி விட்டு்ரும். அலாரம் அடிக்கறத்து முன்னா ஆ.
ம். ம். ம். ம். ம் ம் ஒரு 10 நாளைக்கு வந்து நம்ம அத பழக்கப்படுத்தணும்ன்னா, தொடர்ந்து அது நமக்கு வந்து பழகிரும்ன்னு சொல்ல வர்றீங்க. ஓகேங்க. ம்.
ஆமாமா. கண்டிப்பாங்க கண்டிப்பா. ஆமா. அதுதான் உண்மை. எப்பவுமே மனசு வந்து பழகுறது தானே! நம்ம பழக பழக என்னான்னா மனசு அதுக்கு அப்படியே பழக்கிரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா, ரொட்டீன் வந்து சீக்கிரமா எழுந்துக்கிறது. 5:00 மணிக்கு எழுந்தோம்னா, என்னா? அமைதி வருது. செகண்ட் திங் அந்த 1 ஹவர் வந்து நம்பள யாரும் டிஸ்டரப் பண்ண போறதில்ல. 6.30குள்ள வந்து யாரும் வந்து டிஃபென் பண்ணிக்குடு? இல்லாட்டி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணு கேக்க மாட் கெடயாது சோ அந்த 6.30 வரைக்கும் நம்மளோடது ஃபர்ஸ்ட்டு ஒரு நான் சொன்ன மாரி 20 மினிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மெடிடேஷன். 20 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுங்களா? 5.30 டூ 5.45 மேக்ஸிமம் 5.50 வச்சுக்கோங்க அவ்வளோதான். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன யோகா உக்கார்ந்து எழுந்துக்கிறது, ஒரு சிட்அப்ஸ் போடுறது, கைய மேல தூக்கி எறக்கறது, அதே மாரி வந்து அந்த ஆசனா ம்.
ம். கண்டிப்பா, கண்டிப் ஆ ஆமாங்க. <clicks tongue> ம். ஆமா மா, ஆமா மா. கண்டிப்பாங்க. ம். சரிங்க. ம். ம்ஹ்ம், ம். இப்போ சில பேர் வந்து இப்போ ஒரு வயசானவங்களா இருக்காங்க. அந்த மாரி இருக்கவங்க வந்து, உக்காந்து இல்ல குனிஞ்சு நிம் ம்.
ஆ. சேர் யோகா பண்ணலாங்க. சேர் அப்பால்லாம் இப்ப அப்படிதான் பண்ணானாங்க. அவுங்களுக்கு அப்படி தான் சொல்லிக் குடுத்துருக்கோம். இப்ப நம்பள மாரி நின்னுட்டு பண்ண முடியாதுல! <sniffs> சோ அவுங்களுக்கு ஒரு சேர் ஆர்ம் சேர் ஆர்ம் லெஸ் இல்லாத அதாவது ஆர்ம் லெஸ் சேர் ஆர்ம் இல்லாத சேர்ல உக்கார வச்சுட்டோம்னா, கைய வந்து 2 பக்கமும் நல்லா அந்த மார்ப விரிச்சு விரிச்சு பண்றது, கைய மேல தூக்கி கீழ இறக்கறது, அப்படியே குணிஞ்சு கால தொட்டு அப்படியே நிமிர்றது, உக்காந்துக்கிட்டே. அந்த மாரி ஒரு டென் மினிட்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லணும். இல்ல கண்டிப்பா அத ஃபாலோ பண்ணணும். நம்ம அந்த ரொட்டீன் வந்து நம்ளுக்கு நெசஸரி. ஏன்னா, அது பண்ணாம இருந்தோம்ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டு மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும். செகண்ட் வந்து உடம்பு ஹெல்தியாகனும்
சரி சரிங்க. ம். சரிங்க. ம். சரிங்க. ம். அருமைங்க அருமைங்க. ம். ம். நீங்க சொல்றப்ப, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. அதாவது இந்த சமீபத்தில வந்து, ஒரு YouTubeல வந்து இந்த நடிகர் ரஜினிகாந்த் ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அதாவது உடல நம்ம வந்து வ வருத்தலன்னா, அ அது நம்மள வந்து வருத்திரும் அப்படிங்கிற மாரி ஒரு டய
ஆ சொல்லுங்க. ம். ஓ! அஹ, ஆ ஆ, சரியா சொன்னாரு. ஆமாமா. <laughs> ஆமா. அவங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல! அதுல. கரெக்ட்டு தான். ம் ம்.
அதுதான் ஞாபகம் வருது. அதா அதா அதாங்க. ம்.